இப்போ உள்ள புதிய தொழில்நுட்பங்கள் வந்துட்டு, நம்ம தினசரி வாழ்க்கையில வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஆ இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கருத்து என்ன அப்டின்னா, இனிமே வந்து இந்த ஒரு அ புதிய தொழில்நுட்பம் இல்லை அப்டின்னா, ஒ சர்வைவ் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்டிங்குற மாரி சொல்றாங்க. நீங்க அத பத்தி என்ன நெனக்கிறீங்க?
கண்டிப்பாங்க. இந்த காலகட்டத்துல தொழில்நுட்பங்கள்ன்றது வந்து, அது இல்லாம இப்ப நம்ப இல்லன்ற மாரி ஆயி போச்சுங்க, ஏன்னா முன்னொரு காலத்துல வந்து இந்த தொழில்நுட்பம்லாம் இல்லாம எல்லாமே இருந்தாங்க. இப்போ வந்து இந்த தொழில்நுட்பம் வந்தாலே அது இல்லாம நம்மளால இருக்க முடியாதுன்ற காலகட்டத்துக்கு மாரி மாறிட்டாங்க. இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா, வச்சுக்கோங்களேன், இப்போ புதிய தொழில்நுட்பம் பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நம்ப வந்து ஒரு தொலைபேசி எடுத்துக்கலாங்க, அந்த காலத்துல வந்து அந்த தொலைபேசின்றது ஒரு ஒயர்ல இருக்கும். அந்தந்த ஒயர்ல வந்து எல்லாருமே வந்து ஊர்ல ஏதனா ஒரு கால்ன்னா எல்லாருமே வந்து நிப்போம். <inhales> ஏன்னா ஒரு வீட்ல தான் அது தெரியும். ன்னா அந்த தொலைபேசியே இருக்குங்க!
ஆமா. <chuckles>
அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா உணரும். எப்டின்னா இப்ப நான் விடுதில தங்கி படிச்சேங்க. அப்பலாம் வந்து இந்த 1 ருப்பீ காயின்னு சொல்லுவாங்க.
ஆமா. அந்த ஒரு காயின் பாக்ஸ் மாரி இருக்கும். நம்ம அதுல 1 ரூபி போடுவோம் இல்லைங்களா? <inhales>
அதுவே வந்து ஒத்துழைப்பு தா ஆமாங்க. அது எப்படினா கரெக்ட்டா அந்த 59 வரும்போது, கரெக்ட்டா உள்ளே போட்டுருணும். அப்படி போடலனா கால் கட் ஆயிடும்.
ம். ஆமாமாங்க. ஆமாங்க.
அதனால நாங்க என்ன பண்ணுவோன்னா, அந்த சில்ரைய மாத்திட்டு ஆ த அப்பா, அம்மா அதும் வாரத்துக்கு ஒரு நாள் தான் பேச முடியும். அதுக்கே வந்து ஒரு 50 பேர் லைன்ல நிப்பாங்க. <chuckles> நம்ம என்ன பண்ணுவோன்னா அந்த ஒரு ஒரு காயினா போட்டு, பேசிட்டு அந்த அந்த அந்த முன் அனுபவங்கள் வேற. இப்போலாம் பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு ஸ்ஸு ஸ்வைப் பண்ணி இப்ப வந்து "ஓகே கூகுள் கால் மம்மி" அப்படின்னு <chuckles> சொன்னாலே கால் போயிடுது இப்ப.
<chuckles> ஆமாங்க.
இப்போ வந்து எல்லாம், ஓகே கூகுள்னாலயே வந்துர்து. இப்ப ஒரு ஆப்பிள் நிறுவனத்தில எடுத்தனா "ஓகே, சிரின்னு" அப்படின்னு ஒண்ணு இருக்கு அத வந்து பண்ணா வந்து எல்லாமே வந்து இப்ப டெக்னாலஜியா மாரிட்ச்சுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே சுலபமா தான் நம்ம மாத்திருக்கோன்னு நம்ம நம்பலாம் இப்ப நெனச்சுக்கோங்க இப்ப எல்லா டைமும் அந்த ஒருபா காயின் நம்மள்ட்ட எல்லாருக்குமே இருக்குமான்னு நம்பளுக்கு தெரியாது. இப்ப இந்த காலத்திலயும் அது மாரி இருந்தா நம்பளால சர் பண்ண முடியுமா? இப்ப நிம்ஷ நிமிஷம் நிமிஷம் ஃபோன் தான்!
நிச்சயமா முடியாதுங்க. <chuckles> ஏன்னா, இப்ப உள்ள <inhales> கண்டிப்பாங்க. ஏன்னா, இப்ப உள்ள காலத்துல வந்துட்டு <inhales> ஆ நம்ப ஸ்மார்ட் போன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் ஹை லெவல்ல இன்னும் என்னென்ன எல்லாம் ஆ இருக்கு அப்டேட் வெர்ஷன் சொல்லி அ அந்த ஃபோனயே வந்துட்டு இப்போ ஐபோன் கூட பாத்தீங்கன்னா 50,000 60,000 போட்டு வாங்குறாங்க. அதுல அடுத்த வெர்ஷன் வந்துச்சுனா அடுத்த வெர்ஷன் போயிறாங்க. அத கேட்டா 1,00,000, 2,00,000 இந்த மாரி எல்லாம் கூட அப்படி போயிட்டுருக்க காலத்துல, நம்ம இன்னும் 1 ரூபி காயின வச்சுட்டு. நீங்க சொன்ன மாரி அந்த 1 ரூபிய போட்டுட்டு கரெக்ட்டா அந்த 50 கிட்ட வரும்போது, அந்த பீப் சவுண்ட் வரும் இல்லைங்களா, அந்த டக் டக்ன்னு வரும். <inhales> அது வந்து கண்டிப்பா சாத்தியமே இல்லங்க.
ஆமா. ஆமாங்க. ஸோ, இப்ப எல்லாமே நீங்க சொல்ற மாரி, அந்த தொழில்நுட்பங்கள் நம்ம தினசரி வாழ்க்க ரொம்பவே மாத்தியிருக்குங்க. அதே மாரி முன்னொரு காலத்தில என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சமையல்ல வந்து அடுப்ப வச்சு நம்ம வந்து வெறக வெட்டி, அத எடுத்துன்னு வந்து சமைப்பாங்க. அந்த தொழில்நுட்பம் போயி, இப்ப கேஸ் சிலிண்டர்ன்னு வந்துச்சுங்க.
ஆமா.
ஓகேங்களா. அப்போ
ஆமா. சிலிண்டரு அப்பறம் இண்டஷ்னு, <chuckles> இந்த மாரில்லாம் போயிட்டிருக்கோம்.
ஆ. இப்ப வந்து டெக்னாலஜி அதான். நீங்க சொன்ன மாரி இண்டக்ஷன் வந்திருக்கு. "நீங்க கேஸ் இல்லன்னாலும் பரவால்ல, அடுப்பு இல்லன்னாலும் பரவால்ல, நா உனக்கு கரண்ட் இருக்கா வீட்டுல? போதும் வா, நா உனக்கு சமச்சு குடுக்கறேன்." அப்படீன்ற மாரி வந்து தொழில்நுட்பங்கள் மாறிடுச்சுங்க. இப்ப வந்து, அ அ அதே மாரி கி மிக்ஸி கூட ஆகட்டுங்க அப்போல்லாம் அம்மி போட்டு அரைச்சுட்டுருப்பாங்க. அது வந்து அந்த சுவையே தனி தான் ஆனா. <chuckles> ஆனா, என்ன இருந்தாலும் இந்த இப்ப இருக்கிற வந்து அந்த க் காலகட்டத்தில வந்து, அம்மிய வச்சு யூஸ் பண்றது ரொம்பவும் மிகக் குறைவு. எங்க வீட்டிலயும் அம்மி இருக்குது. <laughs> ஆனா வந்து, அத யாருமே அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்க. எப்படீன்னா, அந்த எல்லாமே இந்த தொழில்நுட்பங்கள் வந்து நம்ப மனிதரோட வேலைய வந்து பாதியா கொறச்சிருக்குன்னு சொல்லலாங்க.
ஆமாங்க. நிச்சயமா.
<inhales> அதேமாதிரி இப்ப நம்ம தொலைபேசின்னு எடுத்துக்கிட்டோம். இது வந்து நம்ம பேசுறதுக்கும் இல்லாம நிறைய விஷயம் தொழில்நுட்பங்கள் வளர்ந்துருச்சுங்க. <inhales> இப்ப எப்பிடின்னு பார்த்தோனா, இப்ப நம்ம ஒரு வேலை தேடுறது வந்து அந்த காலத்தில வந்து <inhales> ஒரு எ நிறுவனத்த ஏறி இறங்கணுங்க எப்பிடின்னா இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சாதான் இன்னைக்குள்ள ஒரு பத்து கம்பெனி பார்த்துர்ணும்பா <inhales> நம்ம ஒரு ரெஸியூம் கையில புடிச்சுகின்னு <inhales> ஒரு டக்குனு இன்சர்ட் பண்ணிக்கிட்டு <inhales> நம்ம வந்து விபூதிய பூசிக்கிட்டு, கிறித்தவர்களா இருந்த கோயில்ல போய் வேண்டிக்கிட்டு <inhales> முஸ்லீமா இருந்த தொழுதுக்கிட்டு <inhales> கம்பெனி கம்பெனியா ஏறி போன காலங்கள் வந்து தொழில்நுட்பம் இல்லாத காலம். இப்போ வந்து எப்பிடின்னா வீட்ல இருந்தே.
நிச்சயமாங்க, நிச்சயமா. ஆமா <chuckles> வீட்ல இருந்தே <chuckles>
நீங்க வீட்ல நீங்க வந்து ஆன்லைன் வந்தா மட்டும் போதும் <inhales> உங்களுக்கு வேல கொடுப்போம். நீங்க செஞ்சா மட்டும் போதும் <inhales> சம்பளமும் அங்கேயே நாங்க கொடுத்து உட்டுருவோம். நீங்க எங்கும் வர தேவ இல்ல கவலைப்படாதீங்க நாங்க இருக்கோம், அப்பிடின்ற மாரி மாறிடுச்சு எல்லாமே.
நிச்சயமா நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனா, இந்த படத்துல <inhales> ஆ ம் "லவ் டுடே" இல்லல்ல <inhales> இந்த ஒரு ஆ ஆமாங்க <inhales> இன்னொன்னு கூட இப்ப ரீசென்ட்டா "டிராகன்" படத்திலையாங்க அந்த ஓ உக்காந்துக்கிட்டு யாருன்னு <inhales> அதாவது இன்டர்வியூ வந்துட்டு ஆஹா இல்லேங்களா அது மாரி ஆயிடுச்சுல <inhales> அவ் வேற ஒரு ஆள் வந்துட்டு அவுங்களுக்காக வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி அந்த அளவுக்கு டெக்னாலஜி ஆயிடுச்சு.
அது வந் "விஐபி" படத்தில. ஆ, ஆமா, ஆமாங்க. ஆமாங்க, ஆமாங்க <inhales> இப்போ வந்து தொழில்நுட்பம் வந்து அந்த அளவுக்கு நம்மள வாழ்க்கையை மாற்றியிருக்கு எப்பிடின்னா? <inhales> இப்போ வீட்லேருந்தே நம்ம வேலை செய்யலாம். முன்னொரு காலத்தில் வந்து வேலை தேடுறது மட்டும் இல்ல <inhales> இப்போ வந்து அந்த தொலைபேசிலயே எல்லா எல்லாமே இப்போ வந்து வீடியோ கால்ல வராங்க சொல்லுங்க உங்கள பத்தி சொல்லுங்கன்னா <inhales> நம்ம பின்னாடி பார்த்து படிக்கிறோம் <inhales> எதனா டவுட்னா பக்கத்தில ChatGPT ய வச்சு <inhales> அந்த தொழில்நுட்பத்துல பதில் சொல்லிர்றாங்க. அத மேல இப்பிடி காட்டினா போதும் இப்பிடி யோசிக்கிற மாரி அத பார்த்து படிச்சு அந்த படத்தில வர மாரியே நம்ம எல்லாமே பண்ணிறோன்னு வச்சுக்கோங்களேன் <laughs> இது வந்து தொழில்நுட்பங்கள் வளர்ந்துட்டே போயிருக்குங்க இப்ப.
<chuckles> ஆமாங்க <inhales> நிச்சயமாங்க. ஏன்னா, இப்போ வந்துட்டு நீங்க சொன்ன மாரி அ நெறைய விஷயங்கள் வந்து இப்ப அப்டேட்டடா இருக்கு. இத தவிர்த்து வந்து பாத்தீங்க அப்படீன்னா, நம்ப மொபைல் ஃபோன்லருந்தே நெறைய விஷயங்கள் வந்து இப்ப பண்றோம். ஒரு இன்சூரன்ஸ்க்கு வந்துட்டு எடுக்கணும்னா கூட நம்ப மொபைல்லருந்தே இன்சூரன்ஸ் வந்துட்டு எடுத்தர்றோம். 2 வீலருக்கு நான் சொல்றேன், 4 வீலருக்கு. அந்த மாரி நம்ப முன்னாடியல்லாம் போயி, அதுக்காக ஆஃபீஸ் போயி, பெர்மிஷன் கேட்டுட்டு, அங்க அந்த அ ஆஃபீஸ் போயி, வெயிட் பண்ணி, அத பண்ணீட்டுருந்தோம். இப்ப அதே மாதிரி பேங்கிங் எடுத்துட்டோம்னா, முன்னாடில்லாம் பேங்க் போயி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். ஆனா, இப்பல்லாம் நெட் பேங்கிங்ன்னு சொல்லி ஈசியா முடிஞ்சிடுது. இத மாரி விஷயங்கள்ல வந்து நீங்க எ எந்த அளவுக்கு வரவேற்கிறீங்க? அத பத்தி சொல்ல முடியுமா?
ஆமா. இல்லங்க. இது வரவேற்க தாண்டி எல்லாமே இப்ப வந்து மாறிடுச்சுங்க. இப்ப நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில அக்கவுண்ட் வச்சிருக்கேங்க. ஒரு சேமிப்பு திட்டம் வச்சுருக்கேன். இப்ப நான் நேர்ல போயிட்டு, அங்க வந்து நான் பண்ணுறதில்ல. இப்ப மாதம் மாதம் என்னோட மகளுக்கு நான் வந்து ஒரு காசு சேர்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நான் வந்து அந்த தொழில்நுட்பத்துலருந்தே, இப்ப நான் 1ஆம் தேதி 2ஆம் தேதின்னா, நா அந்த தொலைபேசியிலிருந்தே போட்டுருவேங்க. அப்ப நேர்ல போய் நின்னு, அவங்கள்ட்ட வந்து அதுக்கு ஒரு 10 பேர் நின்னு, அதுக்கான ஒண் 1 மணி நேரம், 2 மணி நேரம் செலவு பண்ணி, நம்ப நேரங்கள செலவு பண்ணீட்டு பண்ணணும் அவசியம் இல்லங்க. அதே மாரிங்க, இப்ப எல்லாமே மாறிடுச்சுங்க. இப்ப வந்து முன்னாடிலாம் கையில காசு குடுத்தோம். இப்ப கையில காசு இல்லன்னா கூடோ இப்ப ஒண்ணும் இல்லங்க, இப்ப எதனாச்சும் வந்து இப்ப ஒரு இப்ப ரோட்டுல வந்து கையில எதனா ஒருத்தவங்க வந்து பிச்சை கேட்குறாங்க கூடோ, "கையில காசுல்லனா, நீங்க ஜிபேல பண்ணி வுட்டுருங்க, பரவால்ல." அப்படீன்ற மாரி காலகட்டம் மாறிடுச்சுங்க. என்னாங்க இப்ப எல்லாமே அதுல மாறியர்றதால, இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நெனைக்கிறேன். இந்த தொழில்நுட்பத்துல நானும் ஒண்ணு வந்து, அது ஒண்ணு கத்துக்க ஆசைப்பட்டு அது ஒண்ணு பண்ணேங்க. எப்படி நம்ப வந்து ப்ளே ஸ்டோர்ன்னு இருக்கும்ங்க.
ம்ஹ்ம். நிச்சயமாங்க. சரிங்க.
அதுல வந்து ஒரு நம்மளுக்கு புரிந்த சாதன்த்த வந்து பதிவிறக்கம் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே தொழில்நுட்பம் மாறி போனதால, சில பழக்கவழக்கங்கள வந்து, இந்த "ஹேபிட்ஸ்" அப்டின்னு சொல்லி "ஹாபிட் டைமர்" அப்டின்லாம் இருக்குங்க. நம்ம வாழ்க்கையில எப்டியாச்சும் நம்ம மாத்திட்லான்னு சொல்லிட்டு. மித்த பேரு சில பேரு சொல்லுவாங்க. வந்து 21 நாட்கள்ல நம்ப வந்து ஒரு விஷயம் தொடர்ந்து பண்ணா, அந்த "அது நம்ப பழகிப்போம்" அப்டின்னு சொல்ற மாரி.
ஆமா. ஆமா <chuckles> அது மாதிரியும் சொல்லுவாங்க.
ஆ. ம். நான் என்ன பண்ணுவேன்னாங்க, டக்குனு அந்த தொழில்நுட்பத்த எறக்குவேன். திருப்பியும் வந்து நான் நான் வந்து ஒரு கால அட்டவணைலாம் போடுவேன். காலைல எழுந்திரிக்கணும், ஒரு டிக்கு. ஒரு தியானம் பண்ணணும், ஒரு டிக்கு. புக் படிக்கணும், ஒரு டிக்கு. அத டிக் பண்றதுதான் இருக்குங்க அதுல. அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ப நடக்கணும் ஒரு டிக்கு. இதுமாரி கரெக்ட்டா ஒரு 3 நாள் பண்ணுவேங்க. அதுக்கப்புறம் 4வது நாள் அது எங்க போவுன்னு தெரியாதுங்க. அதுக்கப்புறம் இது மாரியே நான் வந்து ஒரு 16 டைம் எறக்கி, 16 டைமும் தோல்வி அடைஞ்சிருக்கேங்க. <chuckles> <inhales> உன்னும் ஒரு 7 டைம் போனா, அதே எனக்கு பழக்கமாயிடும். அத எறக்கி எறக்கி வெளாட்றதே ஒரு வேலையா வச்சுருப்பேன்னு நெனைக்கிறேன். <laughs> ஆ.
சரிங்க. <chuckles> <chuckles> சரிங்க. கண்டிப்பா. <chuckles> இன்னொரு விஷயம் கூட நம்ம இந்த ஒரு படத்ல கூட அ சொல்லுவாங்க. "கணவன், மனைவிக்கூட குள்ளகூட, அ எப்டி இருக்கணும்?" அப்டினு ஒரு ஆப் ஒண்ணு வந்துட்டு அதாவது நம்ம வந்து இந்த டைம்க்கு நம்ம டின்னர் கூட்டிட்டு போகனும். எ இந்த டைம்க்கு நம்ம வந்து எ இத சமச்சு குடுக்கனும். அப்டிங்கிற மாரி அதுக்கூட ஒரு ஆப் வந்துட்டு இருந்துச்சு. அப்டிங்கிற மாரி கூட ஒரு படத்ல இறுகப்பற்றுன்னு சொல்லி ஒரு படத்லனு நெனைக்கிறேன். <inhales> அ அது ஒரு ஞா ஒரு சீன் ஒண்ணு பார்த்தேன். ஆ அது வந்து அ சரியான ஒரு புரிதலுக்கு வந்து வெ சரி வராது. இந்த மாரி தோல்வியும் வந்து ஒரு சில ஆப்பெலாம் வந்து போய்ரும் இல்லைங்களா? அதாவது இது செட் ஆகாது. இது வாழ்க்கைக்கு வந்து, இது சரிவராது. ஏன்னா வந்து அந்த மாரி ஆப் மூலியமா பண்ணும்போது உண்மையான அன்பு, இல்ல நம்மள்கான உண்மையான நேரம் வந்துட்டு ஒதுக்க முடியாது. அப்டிங்க மாரி நான் நெனச்சேன். உங்களுக்கு நீங்க அதப் பத்தி என்ன மாரி நெனைக்கிறீங்க?
இல்லேங்க நீங்க சொல்ற மாரி ஒரு அ 50, 60 சதவிகிதம் வந்து நல்லதும் இருக்கு <inhales> ஒரு 50 தத் தாண்டி 60 சதவிகிதம் கெட்டதும் இருக்கு. ஸோ, எனக்கு நான் வந் 2 பக்கமும் பார்க்குறேங்க. என்ன இந்த காலகட்டத்தில <inhales> ஒரு மனுஷன வந்து நல்லவனா ஆக்குறதும் இந்த தொழில்நுட்பம் தான். அதே தொழில்நுட்பம் ஒரு மனுஷன வந்து சோம்பேறி ஆக்கி முட்டாளா ஆக்குது <inhales> இப்ப நம்ம தொலைபேசின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதில எவ்ளோ விஷயங்கள் <inhales> இப்ப வேலை தேடுறவங்களுக்கு அது வந்து கடவுள் மாதிரி. வந்து ஒரு லிங்க்டின் ஆகட்டும், அந்த நற்குறின்னு சொல்லுவாங்க <inhales> அது மாதிரி வந்து ஒரு தொலைத்தொடர்பு சார்ந்த சம்பந்தப்படுத்தி ஒரு வேலை தேடி <inhales> மாதம் சம்பாதிக்கிறதா ஆகட்டும். ஆனா, அதே தொலைபேசிய வச்சு நம்ம சின்ன தலைமுறைகள் வந்து <inhales> அது மாவ் தொலைபேசியிலேயே மூழ்கி, அதான் வாழ்க்கைன்னு ஆயிட்டு <inhales> காலையில எழுந்திச்ச பிறகு யூடியூப், எஃப் புக்கு <inhales> சில தவறான வழிகள்ல போறதுக்கும் அதுதான் வந்து காரணமா இருக்குங்க <inhales> ஸோ, அது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா <smacks lips> இந்த தொழில்நுட்பம் வந்து <inhales> நம்ம வந்து பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணுங்க. அந்த தொழில்நுட்பம் நம்மள வாய்ப்பு இருக்கு <inhales> நம்மள வாழ்க்கையில முன்னேறி வைக்கிறதுக்கும் அந்த தொழில்நுட்பம் இருக்குங்க.
ம். நிச்சயமாங்க. இப்ப நீங்க சொன்னதுமாரியே வந்துட்டு <inhales> அ ஸ்கூல்ல் கூட பார்த்தீங்க அப்பிடின்னா, ஸ்கூல் ஆப் ஒன்னு குடுத்துர்றாங்க <inhales> அந்த ஆப்ல தான் வந்து ஹோம் ஒர்க் குடுக்கிறது, அப்டேட்ஸ் குடுக்கறது எல்லாமே வந்து கொடுக்கிறாங்க <inhales> அப்பிடிங்கம்போது நம்மளே வந்து பசங்கக்கிட்ட வந்து மொபைல் ஃபோன் குடுக்கக்கூடாது <inhales> அதிகமா குடுக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கணுன்னு நெனைக்கும்போது <inhales> இந்தமாரி ஆப்ல வந்துட்டு ஹோம் ஒர்க் போட்றது மத்த அப்டேட்ஸ் போடுறனால <inhales> ஆட்டோமேட்டிக் கா நம்ம ஃபோன வந்து பசங்கட்ட குடுக்கிறமாரி சூழ்நிலையா ஆயிருது. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
கண்டிப்பாங்க. அது வந்து நம்ம வந்து நம்ம சொல்லி வளக்கணும். இப்ப வந்து, எ நம்ம வீட்ல எல்லா வீட்லயும் கொடுவா இருக்கு. அந்த கொடுவாவுல வந்து எல்லாருமே வந்து நம்ம எளநீ வெட்டுவோம். இல்ல சில வந்து தேங்காய் உடைப்போம். அதே கொடுவால வந்து சில பேரு வந்து அருவா வெட்டி மனுஷங்கள வெட்டுவாங்க. ஜெயிலுக்கும் போயிருக்காங்க. <inhales> அதனால கொடுவா இருக்கிற இடத்துலலாம் நம்ம வந்து அந்த கெட்டத நோக்கி போயிட்ணுன்றமாரி அது அர்த்தமும் இல்ல அது. ஆனா, வந்து எதா இருந்தாலும் நம்ம சிந்திக்கிற ஒரு பக்குவத்த நம்ம அந்த பள்ளிகளும், பெற்றோர்களும் தரணுங்க. இப்ப நம்ம காய்கறி எல்லாமே கட் பண்றோம் கத்தி. அதே கத்திய மனிதர்கள் குத்துறாங்க. ஸோ, 2த்துலாயும் வந்து அந்த சாதனங்கள் தான் உ உபயோ உபயோகப்படுத்து. ஆனா, அதுக்கான முக்கியமான விஷயத்த நம்ம வந்து கொடுக்கணும்ங்க. இப்ப இது எப்பிடினாங்க இந்த பாருப்பா! மொபைல் யூஸேஸா! நீ படிக்கிறதுன்னு வைக்கிறியா, ஆ கொடுக்குறேன். மத்தபடி பார்க்கிறதுக்குன்னா வேணாம். இப்ப நீ வெளிய போய் வெளாடு. ஏன்னா இந்த நேரத்தில வந்து உங்க காலத்தில நாங்க வந்து வெளிய விளையாடினோம். இப்ப இதுலே உட்காந்து உடம்பு வந்து வந் வளர்த்துட்ருக்காத! வெளியே போயின்னு உட்கார்ந்து அந்த பக்குவத்த நம்ம வந்து சொல்லி புரிய வைக்கணுங்க. ஏன்னா தொழில்நுட்பங்கள வந்து புரிய வைக்கிறதுக்கான கடமை வந்து பெற்றோர்களிடயும், ஆசிரியர்களுக்கும் முக்கியமா கடமையா, நான் கருதுகிறேங்க.
நிச்சயம். கண்டிப்பாங்க. என்னதான் வந்துட்டு நீங்க சொன்னமாரி அ மொபைல் ஃபோன குடுத்தாலுமே வந்துட்டு நம்ம வந்து நல்லது எது? கெட்டது எது? எது நீ பண்ணணும், அப்பிடிங்கிற விஷயத்த <inhales> ரொம்பவே வந்து பசங்கக்கிட்ட வந்துட்டு அதை சொல்லும்போது தான் வந்து அவுங்களுக்கும் தெரியும். நம்மளும் ஒரு மேற்பார்வையா வந்து பசங்களையும் வந்து பார்க்கணும். இப்போ, இத தவிர நம்ம தாத்தா பாட்டிங்க கூட <chuckles> வந்து பார்த்தீங்கன்னா, அ இப்பல்லாம் வந்துட்டு வீட்ல வயசானவங்க கூட பார்த்தீங்க அப்பிடின்னா, இந்த மொபைல் ஃபோன் ஒண்ணு வாங்கிக் குடுத்துட்டம்னா, அவுங்களுமே வந்து அ பார்க்கிறாங்க. அது வந்து தவறா நான் சொல்ல வரல. அ அவுங்களுக்குமே வந்து அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கு. அ நிறைய விஷயங்கள் வந்து பாடல் கேட்குறாங்க. அ சில விஷயங்கள வந்து பார்க்கும்போது, அது வந்து அவுங்களுக்கும் விருப்பப்பட்றாங்க. நீங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க?
ம். கண்டிப்பாங்க. ம். கண்டிப்பாங்க. இப்ப அது அவுங்களுக்கும் அவுங்க வாழ்க்கைய மாத்தி தான் ஆ இருக்குன்னு அர்த்தம். எப்பிடின்னா, அந்த காலகட்டத்தில வந்து எல்லா கிராமத்துக்கும் போனீங்கன்னா, ஒரு ரேடியோ வச்சின்னு ஒரு கட்டில்ல உட்காந்துக்கின்னு திருவிட்டு எஃப்எம் கேக்குதான்னு கேட்ட காலகட்டங்கள். <laughs> இப்ப வந்து எல்லாமே வயதானவர்கள் ஒரு 60 மேல 20 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களே வந்து அ இளையராஜா சாங். அப்பிடின்னு வந்து ஒரு இத அமுத்துப்பா! இத அமுத்தி நீங்க வந்து இந்த பாட்டையும் கேளு. அதே வந்துரும் அப்பிடின்றமாரி அது வந்து நான் கண் எதிர்க்க பார்த்துருக்கேங்க. அ அப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அமுத்திட்டு, ஆ ஏன்னா அவுங்களுக்கு வந்து அதுவோ எழுத்து தெரியாது. அந்த தொழில்நுட்பமும் மாறிருச்சு இப்ப. எழுத்து டைப் பண்ணி அது இங்கிலீஷும் ஆங்கிலம் தெரியாது. எனக்கு என்னப்பா! எப்பிடி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாதுன்னுவாங்க. அவுங்கள்ட்ட என்ன சொல்லுவன்னா, இத அமுத்தி நீ பேசு. நீ என்ன பேசினாலும் அவுங்க பதில் பேசுவாங்க. அத அமுத்துன்னா வந்துரும். அவ்ள தான் முடிஞ்சிருச்சு தொழில்நுட்பம். <chuckles>
<chuckles> ஆமாங்க. ம். ஆமாங்க. அது மட்டுமில்லாம அவுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இப்ப அ சிட்டில இருக்கிறவங்களே வந்துட்டு வயசானவங்க, அ நம்பலாம் எல்லாமே வேலைக்கு போயிடுவோம். அவுங்க மட்டும் தனியா இருப்பாங்க. அப்ப வந்து அவுங்களுக்கு ஒரு பேச்சு துணைக்கு ஆள் இல்லாதப்போ கூட இந்தமாரி ஃபோன் வந்ததுக்கு அப்பறமா, அவுங்களே என்ன பண்டாங்க, அவுங்களுக்கு அவுங்க மகனுங்களோ, வெளியூர்ல யாராவது இருக்காங்கனா, அவுங்களுக்கு கால் பண்ணி, இல்ல பேர பசங்கள வீடியோ கால்ல பேசுறது, இந்தமாரி சந்தோஷங்களும் நிறைய நம்ம பார்க்குறோம் இல்லேங்களா!
ஆமா, ஆமாங்க. அதே மாரிங்க, இப்ப தொழில்நுட்பம் எப்படீன்னா, இப்ப முன்னாடிலாம் பேருந்தில போகும்போது காசு இல்லன்னா, "தயவுசெஞ்சு டிரைவர் வண்டிய நிறுத்து. இறக்கி வுடு" அப்படீன்னுவாங்க. இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கேன் கோடு வச்சுருக்காங்க. கியூஆர் கோடு! "நீங்க காசு இல்லன்னாலும் பரவால்ல" ஆமாங்க. "நீங்க காசு இல்லனாலும் பரவால்ல, நீ ஏறிட்டியா! நீ வந்து யாருனா GPay அனுப்பிவிட சொல்லிக் கூடோ, இது பண்ணி வுட்டுரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல." அப்படீன்ற மாரி காலகட்டங்கள், தொழில்நுட்பங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்குங்க. அப்ப நடந்து போயிருந்தாங்க, மாட்டு வண்டில போனாங்க, இப்ப டி.வி.எஸ்.ல போனாங்க, இப்ப வந்து பஸ்ல போறாங்க, இப்ப எல்லாமே வந்து பறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது மாரி தொழில்நுட்பங்கள் வந்து நம்ம
ஆமா. <chuckles> அது ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. ரொம்ப அழகா சொன்னீங்கங்க. அது மட்டும் இல்லாம அ சேஞ்ச் பிரச்சனையும் இல்ல. முன்னாடி வந்து திட்டுவாங்க. "சேஞ்ச் இல்ல, குடுக்க மாட்டேங்கிறீங்க. ரூ. 500 குடுக்குறீங்க!" அப்படீன்னு. இப்ப GPay பண்றனால, அவுங்களுக்கும் இதில வந்து கொஞ்சம், அப்பா! நிம்மதியாவும் இருக்கும், நம்மளுக்கும் அந்த திட்டு வாங்காம இருப்போம் இல்லைங்களா?
ஹ. ஆமாமாங்க.
<laughs> ஒகேங்க. இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அதாவது இந்த புதிய தொழில்நுட்பம் வந்து எந்த அளவுக்கு தினசரி வாழ்க்கைய வந்து நமக்கு மாத்திருக்கு. அப்படீங்கிறத ரொம்ப அழகாவும், "உங்க வா லைஃப் நீங்க வந்து அத எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படீங்கிறதையும் சொன்னீங்க. உங்க கூட பேசியதில எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க.
எனக்கும் நீங்க கேள்வி கேட்டது ரொம்ப புடிச்சுருஞ்சுங்க. உங்கள்ட்ட பேசினது நானும் மகிழ்ச்சியா உணர்றேன் நன்றி.